அதாங்க புரியுது.
அந்த ஸ்டைல்காகத்தான் வேற ஒண்ணும் இல்ல.
ஆ, ஆ, திரும்பிப் பாத்தே ஆகணும் இல்ல, அதானே?
ஆமா, அப்பதாங்க 4 பேரு பாக்குறதுக்கு தானே வாழ்க்க என்ன இருக்கு இதுல? அது மாரி ஜாலியா இருக்கும். ஏரியாக்குள்ள அப்டியே போறப்ப, வரப்ப. நீங்க நெனைக்கிற மாரி பொண்ணுங்க தான் பாக்கணும்ண்ட்டு இல்ல. பசங்க பாத்தாலே சந்தோஷம்தான். அப்டி பசங்கன்னா, அ அப்டி இப்டி பாத்து, "பரவால்ல, ஏரியாவுல ஒருத்தர் இருக்காருடா" அப்டின்னு சொல்ட்டு அப்டி பாக்கணும்ல, அதுக்காக. அதுல சில பொண்ணுங்களும் பாப்பாங்க. அதுவும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் பாக்குறப்ப. "சரி பரவால்ல நம்பள திரும்பிப் பாக்கிறாங்க" அப்டின்னு சொல்லிட்டு. அது ஜாலியா எல்லாமே வாழ்க்கைல ஜாலி தானேங்க. நம்ம என்ன பண்ணப் போறோம்? அந்த பொண்ணுகிட்ட போயி பேசவா போறோம், அது கெடையாது. திரும்பி பாத்தாலே போதும். அப்டிங்கிற மாரி தானே? அதுக்காக தான் அந்த ஸ்டைல்லாம்.
<laughs> சரிங்க. ஆ. ஆஹன், ஆ, அதான் அதாங்க. ஆஹன், அ, <laughs> <laughs> ஆ, கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அதான் அதாங்க. ஆ, சரிங்க. இதான் அடுத்து வந்துட்டு இப்போ, தலைமுடில வந்து, அலங்காரம் பண்றது இல்ல தாடி, மீசை இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
அது வந்து, என்ன பொறுத்தவரைக்கும் நானு ரொம்ப அந்த தலைமுடி அலங்காரம்லாம் பண்ண மாட்டேன். சாதாரணமா வழக்கம் போல ஒரு முடி வெட்டிப்பேன். அந்த தாடில கொஞ்சம் வழக்கமா அது அதெல்லாம் பார்மலா ஏன் அது பண்றது இல்லன்னா, நான் ஒரு நாளுக்காக பண்ணிட்டு, மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனா உள்ள உடமாட்டாங்கல்ல. எங்க எங்க ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீஸூ. அ அதுக்காக கைல தடி வெச்சுக்கிட்டு, க்கு வாத்தியாருங்க அடிக்குற மாரி நின்னுட்டு இருப்பாங்க வெளிய. உள்ள உடமாட்டான்.
ஆஹன், ஆ, <laughs> நல்லா வெச்சாங்க. ஆ, ஆ, <laughs> ஓ! அப்ப நீங்க சொன்ன அந்த அ ஆடை கட்டுப்பாட்ல இதுவும் வந்துருங்களா?
ஆமாங்க, அது எல்லாமே சிகை அலங்காரம்லாம் முடி இப்டித்தான் வெட்டிட்டு வரணும், நான் அத சொல்ல மறந்துட்டனே. இப்டிதான் வெட்டணும், அப்டிதான் வெட்டணும், ஒரன், ஒருத்தன் வந்துட்டு தலைல கோலம் போட்டு வந்திருந்தான். எம்ன்னு போட்டு ஒரு இனிஷியல் போட்டு வந்திருந்தான். அவன் வந்து கடுப்பாயி வந்து என்ன பண்ட்டாங்க? மேனேஜ்மெண்ட்ல எம்டி வரைக்கும் அந்த தகவல் போயி சஸ்பெண்ட் பண்ணி உட்டுட்டாங்க அந்த பையன. சஸ்பெண்ட் பண்ணிட்டு, நீ வந்து மாசம் உன்ன சஸ்பெண்ட் பண்றேன்ப்பா, விளக்கம் குடு. இனிமே இப்டி அப்பறம் அவன் பனிஷ்மெண்ட் லெட்டர், இது, இம்போசிஷன் லெட்டர்லாம் எழுதிக் குடுத்து, நான் இனிமே இந்த மாரி நடக்க மாட்டேன்னு ஸ்கூல் மாரி, அப்பறம் மன்னிப்பு கேட்டு அது ஏதோ பண்ணித்தான் அப்பறம் மறுபடியும் ரீ-அட்மிட் பண்ணாங்க அந்த பையன. அதனால எங்களுக்கெல்லாம் பயம். இந்த தல கிலல்லாம் கை வெக்க மாட்டோம். <chuckles> இருக்கிறத இருக்கிற மாரி அழகா ஷேவ் பண்ணிட்டு நீட்டா, ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு அப்டி போவோம். வெளிய வந்து மட்டும் கூலிங் கிளாஸை மாட்டிக்கிட்டு அப்டி இப்டி கெத்தா அப்டி வருவோம்.இது தான் பண்ணுவோம்.
ஓ! ஓஹோ! ஆ. ஆ, இப்பத்து ட்ரெண்ட்க்கு. ஆ, ஓஹோ! அச்சச்சோ! ஆ, அதாங்க. ஓஹோ! அடடா! ஆ, புரியுதுங்க. ஓ! இந்த அளவுக்கு இருக்குங்களா? சரி, சரிங்க. ஆஹன், அருமைங்க. ஆ, அழகா சொன்னீங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு, அ, உங்க ஸ்டைல் இருக்கும், 2வது வந்துட்டு தொழில் முறைல எந்த மாரியான ஆடைக் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு அப்டிங்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சி. ஏன்னா, ஆண்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நாளா தெரியவே தெரியாது. ஆ, அதுக்கப்புறம் வந்துட்டு, எப்புடி அந்த சனி, ஞாயிறுலயும் கூட வந்துட்டு சில கட்டுப்பாடுகள் வெச்சாலும், உங்களுக்கான செயல நீங்க வந்து, அ கடைபுடிச்சிட்டே இருக்கீங்க அப்டிங்கிறத சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க.

ஓஹோ! சரிங்க.
ஆமா. புதுசா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. "டீ ஷர்ட் தான உங்களுக்கு போடணும். நான் போட்டுட்டு வந்துர்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு. நல்ல டீ ஷர்ட்ட வாங்கிட்டு
ஆஹ. <laughs> ஆ. அப்ப உங்கள்ட்ட டப்ட் டக் இருந்துச்சோ? <laughs> ஓஹோ! <giggles> <giggles> ஆஹ. அதனால் தான். <chuckles>
ஆ ஆமா ரவுண்டு நெக்கா தான் இருந்துச்சு. அதான் பிரச்சனையே கரெக்ட்டா சொன்னீங்க. ரவுண்டு நெக்கா போட்டுட்டு போய் மாட்டிட்டு அதில இன்னொரு கூத்து நடந்தது. என்னன்னா இப்போ வந்து அ காலர் வச்ச டீ ஷர்ட் மட்டும் தான அலோ பண்றாங்க. நெறைய பேரு வேணுன்னே ரவுண்டு நெக்க போட்டு வரதாங்க சனிக்கிழம. அப்புறம் அந்த செக்யூரிட்டி டீம் வந்து ஓடனே புடிச்சிடுவாங்க.
ஆஹ. ஆமாங்க. அடடா! <giggles> ம். ஓஹோ! என்னங்க இது ஸ்கூல் பசங்க மாதிரி. அ
செக்யூரிட்டி டீம் புடிச்சு கேமராவ்ல அங்கே கேட்ல நிக்க வச்சுடுவாங்க அவங்கள. நிக்க வச்சுட்டு "நீங்க வந்து ட் ஷர்ட்ட வீட்ல போய் மாத்திட்டு வாங்க இல்லாட்டி உள்ள அலோ பண்ணமாட்டோம்" அப்படின்றுவாங்க. அது மாதிரி நறைய பேரை வெளியே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து தெரியாத்தனமா அதெல்லாம் மீறி, மேல ஒரு ஷர்ட்டாட்ம் போட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்த ஓன்னே, ஓன்னே அத கழட்டி வச்சுருவாங்க. அப்டி இருக்கறவங்கள ஓடனே புடிச்சு ஓடனே அலுவலகத்தில பைன் போட ஆரம்பிச்சுட்டாங்க.
சரி <giggles> ம். ம். ஓஹோ! ம். அதனால. <laughs> பரவாயில்லைங்க. <chuckles> ஓகேங்க.
மாதிரி கூத்தா போயிட்டு இருந்ததுன்னு வைங்க. அந்த மாதிரி ஜாலியா அந்த ஆடை கட்டுப்பாடுங்கிறது முழுசா வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அது செட் ஆச்சு. அப்புறம் வந்து உறுதியா எல்லாம் பிடிச்சி
அதான் அதாங்க. <snorts> அதாங்க. அது வரைக்கும் வந்து யாரும் வந்து கேட்க மாட்டேன்னுட்டாங்க. அ, ஆனா, அதில கண்டிப்பா கண்டுபிடிக்க முடிஞ்சுருக்கும்.
ஆ, அந்த மாதிரி இது வந்து என்னென்னா, தொழில்முறை வாழ்க்கைன்னு சொல்வாங்க. தனிப்பட்ட ஸ்டைல்ல வந்து அங்க ஒரு நிறுவனம் வந்து ஒரு முறைய பின்பற்றம் பொழுது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எது வேணா இருந்துட்டு போகட்டும் ஒருத்தன் வேட்டி கூட கட்டிட்டு வருவாரு. ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு கூட போவாரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ வெளியே போயி. ஆனா, அலுவலகத்துக்கு வர்றப்ப இந்த முறைய தொழில் முறைய நீ பின்பற்று அப்டின்னு சொல்வாங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, சில டீம் வந்து கிளைம் மீட்டிங் கிளையன்ட் மீட்டிங்லாம் போடுவாங்க. அப்ப வந்து இன்னுமே புரொபஷனல்லா நீங்க கேட்டீங்கல்ல என்ன கலர் டிரெஸ் போட்டு வரணும்னு அப்போ கிளையன்ட் மீட்டிங்லாம் போறப்போ அவங்களே ஒரு சில டிரெஸ் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆ மேல ஓவர் கோட் போட்றது இல்லாம, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க. "இந்த கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டு வரணும். அது இப்படி தான் ட்ரெஸ்ஸு இருக்கணும். அது வந்து ரொம்பவே டார்க் இருக்கக்கூடாது" இந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லி அதை ரொம்பவே தீவிரமா கடைப்பிடிக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா, கிளைன்ட்டு வந்து பார்த்துட்டு இதன் மூலமா வந்து அவருக்கு வேற எதுவும் என்னா வந்துருமா, அவர் வந்து வேற எத அலுவலகத்துக்கு எதிரா நடந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு
ஆ. ஆஹ. <laughs> ஆ. அதாங்க. அதாங்க. ஆ, ஆமாங்க. ஓஹோ! ஆஹ. ஓஹோ! ஆஹ. சேரி, சேரிங்க. <chuckles> அதாங்க.
ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதுல கவனமா அவங்க வந்து அதை கையாண்டாங்க. ஆ.
ஆ புரியுதுங்க. அவங்க வந்து அவங்க தொழில வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துட்டே தான் இருக்றாங்க. ஆ இப்போ ஸ்டைல் அப்படின்னா ஆடையை தவிர்த்து வேற என்னல்லாம் சொல்லலாம்ங்க?

ஆ ஸ்டைல் அப்டின்னா, என்ன பண்ணுவாங்க சில பேர் நாங்கலாம் ஸ்டைல் பண்ணணோம்னா, ஒரு அந்த ரேமன் கிளாஸ் இருக்கும் இல்லையா, வெயில் காலத்தில தான் எல்லாம் போடுவாங்க. என்னை மாரி ஆளுங்கலாம் என்ன பண்ணுவோம் குளிர் காலத்திலயே மாட்டிகிட்டு போவோம். அது ஒரு ஸ்டைல்னு நெனைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன் அப்டின்னு சொன்னா
ஆமாங்க. ஆ <laughs> ஆஹ. கண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? அ.
அது இயல்பாவே வந்து வெளிய வண்டியை எடுத்து அந்த கண்ணாடியை எடுத்து கண்ணுல போட்டுக்கணும்னு மாரி, ஒரு மாரி பழக்கம் ஆயிப்போச்சு.
ஆஹ ஆ ஆனா, எனக்கு அதில ஒரு சந்தேகங்க. எனக்கெல்லாம் வந்து மாலை நேரத்தில போட்டா இருட்டாகற மாரி ஒரு மாரி எண்ணம் வரும். நீங்க என்ன பண்றீங்க, போட முடியுங்களா உங்களுக்கு?
நானும் இருட்டா இருந்தாலும் பரவால. எல்லாமே கருப்பா தெரிஞ்சாலும் பரவால. அத கண்ல எடுத்து மாட்டுனா தான் திருப்தியா இருக்கும். அப்டியே போவோம். அ இந்த ஹெல்மெட் போடுறப்ப அது சிரமமா இருக்கும். அந்த நேரத்தில மட்டும் கழட்டி வச்சுருவோம். அப்டி இருந்தும் இந்த வீட்டு அருகையில பக்கத்தில எங்கேயாவது போறப்ப வாகனத்து எடுத்துட்டு போவோம்ல, அப்டி சின்ன சந்துக்குள்ளலாம் அப்போ கூட கண்ல மாட்டிப்போம்.
<laughs> ஓஹோ! ஆஹ. ஓஹோ, சரி, சரிங்க. ஆமாங்க. ஹெல்மெட் போடாம போகும்போது, ஆ சரிங்க வேற என்னங்க? அ.
மாட்டிக்கிட்டே அப்டியே போவோம். அது இப்டி போறப்ப அதில ஒரு கெத்தா இருக்கும்னு வச்சுங்களேன். பார்க்குறப்போ 4 பேர் பார்க்குறப்ப <tsk> நம்மள பார்த்து அப்டி அப்டி அப்டி பார்த்துட்டு போவாங்க இல்லையா. அது ஒரு மகிழ்ச்சி தரும். அப்டியே வந்து ஒரு ஸ்டைல் காட்டுற மாரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
<laughs> ஆமாங்க. ஆ. ஆமாங்க. ஆனா அது ஒரு தனி லுக் தாங்க, ரொம்ப அழகா இருக்கும். அ.
ஆமாமா. அது தனி லுக்கா இருக்கும். ஆ அப்படியே ஒரு டீ ஷர்ட்ட போட்டுட்டு, ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு, அப்படி வலம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாரி கெத்தா இருக்கும் கெத்தா இருக்கும். கீ கால்ல 1 ஸ்லீப்பர் செருப்பு போட்டுக்கணும். ஒரு ஷூ கீவெல்லாம் அப்டி ஃபார்மலாலாம் எதுவுமே இருக்காது. அப்டி போறப்ப தான் வந்து 4 பேர் "ரைட் ஏரியாக்குள்ள யார்றா ஒருத்தர் போறாருரா" அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க.
ஆஹா, ஆ <laughs> ஓஹோ! சரிங்க.